உணவு வந்து பார்த்தீங்கன்னா, அ வீணாகுது. நிறைய இடங்கள்ல இப்ப ஒரு அ ஃபங்ஷன் ஆகட்டும், ஏதோ ஒரு விழாக்கள் வெக்கிறோம், அப்பிடின்னா அதிகப்படியான உணவுகள் வந்து வீணாகுது. இப்பிடி வீணாகுறத தவிர்க்க என்னென்னமாரி எளிய வழிகள் வந்து நீங்கப் பயன்படுத்துனீங்க? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? உங்க வீட்ல இந்தமாரி ஏதாவது ஒரு ஆ விழாக்கள் நடந்து, அப்போ உணவு வீணாச்சா? இல்ல வேற எங்காவது இந்தமாரி உணவு வீணாகுறத தடுக்க என்ன முறைகள் எடுக்கலாம் அப்பிடிங்கிறத பத்தி அ என்ட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
கண்டிப்பாங்க. இந்த விஷயம் வந்து நிறைய இடங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இன்னவரையுமே. இது வந்து மாற முடியாத ஒரு ஒரு விஷயம் தான் நானும் நினைக்கிறேன். அப்பிடி பாக்குறப்ப எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து காது குத்துனாங்க. அ சின்ன வயசுல ரொம்ப இல்ல. ஒரு 7 வது படிக்கிறப்ப வச்சுக்கோங்களேன். அப்பிடி காது படிக்க காது குத்துனப்ப எங்க வீட்ல வந்து நல்ல ஆடம்பரமா பண்ணாங்க. ஒரு வ மண்டபம், பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துல நானும் எங்க அண்ணனும் ஸ்டேஜ்ல நிக்கறோம். பிரியாணி தான் போட்டாங்க. ஒண்ணு மட்டன் பிரியாணி. இன்னொன்னு சிக்கன் பிரியாணி போட்டு, அதுக்கு அ தால்சா எல்லாமே வந்து வச்சாங்க. அதுல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதது நம்ம வரவேற்புல வந்து, நம்ம இவ்ளோ பேர் வருவாங்க அப்பிடின்னு நம்ம வந்து கணக்கு வச்சு தானே இது ஆர்ட்ர் போட்ருப்போம். சமைச்சு இருப்பாங்க. ஆனா வந்து வந்தது வந்து கொஞ்சம் கம்மியா வந்துட்டாங்க. இப்ப 1000 பேருக்கு எங்க அம்மா சொல்லி இருந்தப்ப, அதுல வந்து ஒரு 700 ஓ, 800 பேர் தான் வந்துட்டாங்க. அது வந்து பாதி சாப்பாடு வந்து அப்பிடியே மிச்சம் ஆயிடுச்சுங்க. அது என்ன பண்ணனும் அப்பிடின்டு எங்க அம்மா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குறப்ப வந்து, அங்க அந்த மண்டபத்து பக்கத்துலயே வந்து ஏதோ ஒரு ஆசிரமம் தான் இருந்துச்சாம். அத உடனே வந்து எங்க அப்பா வந்து அந்த ஆசிரமத்துல உள்ளவங்களுக்கு வந்து அங்க வந்து ஊனமுற்றோர் இருப்பாங்கல்ல.
ஆமா. செரி. ஆமா.
ஆ, அவுங்களுக்கு தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவுங்களுக்கு அப்பிடியே அந்த வன் அட்டா வச்சி, அந்த குண்டான்ல கொண்டு போய் அப்பிடியே குடுத்துட்டாங்க. அவுங்க சாப்பிட்டுக்கட்டும் அப்பிடின்ற மாதிரி சொல்லிக் குடுத்தாங்க. இது வந்து ஒரு என்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவம் அது. அதே, இதே ம், ஆமாங்க. ஏன்னா இப்ப அது வீணா நம்ம எங்கயோ போய்க் கொட்டுறதுக்கு அடுத்தவங்க வயிறாவது நிறையும் இல்ல. அதுவும் முக்கியமா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்பவே உதவனுங்க. நம்மல்லாம் கூட வீட்ல சமைச்சு வச்சிட்டு தான் வந்து சாயங் வந்து நல்ல உணவ சாப்பிடுவோம். ஆனா அந்தமாரி ஆட்கள்லாம் அவுங்களுக்குலாம் அப்பிடி கிடைக்கிறனாலே ஒரு சந்தேகம் தானே! இப்ப நம்பலாம் ஃபர்ஸ்ட் வீணா போன உணவ கொடுக்கணுன்ற கூட அவசியம் இல்ல. அவுங்களுக்கே வந்து மெனக்கெட்டு செஞ்சு கூட நம்ம கொடுக்கணும் அப்பிடின்டு ஒரு எனக்கு ரொம்பவே ஆசை இருக்கு. அது என்னோட வருங்காலத்தில பண்ணனும். எப்பிடியாவதுன்ற ஒரு இதுல இருக்கேன். எண்ணத்துல இருக்கேங்க நானு.
ஓ! சிறப்புங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, வீடுகள்லயே நிறைய நேரம் நம்ம உணவு வந்து வீணாவும் வீணாக்குவோம். அப்பல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணுவோன்னா, ஐயய்யோ! இந்த உணவு வீணாகுதேன்னு சொல்ட்டு நம்மளே சாப்பிட்டுக்குவோம். சில நேரம் இ இல்லத்தரசிகள்ன்னு வைங்களேன் அது வீணா போகுறதுக்கு விடவே மாட்டோம். நாம் வந்து இத சாப்ட்டு காலி பண்ணி, நம்ம உடம்ப தான் கெடுத்துக்குவோமே தவர, அந்தமாதிரி அதுக்கு என்ன வழிமுறைகள்? நம்ம பின்பற்றலாம். அத குறைக்கிறதுக்கு, வீணாகாம இருக்குறதுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா சமைப்போம். இந்த மாதிரி அ, அ உணவு முறைய மாத்துவோம். அந்தமாரில்லாம் பண்ணுவாங்க. அந்தமாரி நீங்க எதாவது பண்ணி இருக்கீங்களா?
இந்த மாதிரி, ம். <chuckles> ஆமாங்க. <chuckles> ஆம். ம். கண்டிப்பாங்க. நான் வந்து கம்மியா தான். எப்போதுமே வந்து சமைக்கிறது வந்து கம்மியா தான் சமைப்பேன். ஆனா, அந்த வந்து ச சமைக்கிறதுமே வந்து திடீர்னு ஒரு நாள் என்னோட கணவர் ரொம்ப எல்லாம் வெக்காத. கொஞ்சோன்டு போதும் அப்பிடின்னு சொல்லிட்டு மாத்திருவாரு. அப்பிடி மாத்துறப்ப அப்பயுமே வந்து இன்னும் ஒரு கை சாப்பாடு வந்து அப்பிடியே இருக்கும். நான் என்ன பண்ணனும்னு தெரியாம நான் தண்ணீ ஊத்தி வச்சிருவேங்க. அடுத்த நாள் வந்து எங்க வீடு வந்து மொட்டை மாடியில அந்தமாரி தான் இருக்குமா! அதனால திறந்த வெளியினால காக்கா, குருவி இதுமே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு போயி அந்த ஒரு கை சாப்பாட போயி வச்சிருவேன். அதுங்க அழகா சாப்பிட்டு போகுங்க. நான் இன்ன மாரியுமே வச்சு வச்சு பழகி அதுங்க வந்து கத்துங்க. வேற நான் வெக்காம இருந்துட்டேன்னா, அதுங்க வந்து கத்துங்களா! போய் வெக்கணுன்னு தோணுது. அப்ப அதுக்காகே வந்து நான் ஒரு கை சாப்பாட எடுத்து வச்சிருவேங்க தனியா. இது மாதிரி பண்ணுவேன். அதத் தவுத்து வந்து இல்லாட்டி தண்ணீ ஊத்தி வச்சிட்டு நிறைய ஒரு ஒரு கை சாப்பாடா இருந்தாக்கூட நம்ம காக்கா வெச்சரலாம். இதே நிறைய இந்தமாரி கலனிமாரி. அதாவது நிறைய சாப்பாடு இருந்தா, ஒரு சில நேரத்துல அந்த கோடை காலம் இந்த மனுஷங்கூட எனக்கு பழைய சாதம் ரொம்ப புடிக்கும். நான் சாப்பிட்டுக்குவேன். அப்பிடி இல்லாட்டி நான் ஒரு குளிர் ம் குளிர்ந்த காலம். இந்தமாரி இருந்துச்சுனா. நான் சாப்பிட மாட்டேன். அப்போ வந்து இங்க எங்க <swallows> வீட்டு பக்கத்துலயே வந்து இந்த அ மாடுகளுக்கு வந்து கலனி ஊத்துறதுக்காகவே தண்ணீர் தொட்டி மாரி 1 இது கட்டி வச்சுருக்காங்க. அங்க போய் நான் நேரா போயி அத வந்து ஆ கொட்டிருவேன். அதுங்க சாப்பிடட்டும் அப்பிடின்ற மாதிரி. இல்லாட்டி வந்து நான் மத்தவங்கல்லாம் இந்த பெரியவங்க, இந்த வயசானவங்கலாம் வந்து அத வந்து என்னமோ, அப்பளமோ என்னமோ போடுவாங்க. அதுக்கெல்லாம் நான் நமக்குப் பொறுமை இருக்காது. அந்தமாரி ஆனா வந்து ஆமா. அதுமாரி ஆனா பண்ணலாம். ஆனா நமக்கு அது நம்ம பண்ணதும் கிடையாது. அத முயற்சியும் பண்ணது இல்ல. அதுக்கு நம்ம கடையிலே வாங்கிட்டு போயிர்லாம். அப்பிடி மாதிரி இருக்குமா! அதனால அத விட்டுருவேன்.
ஓ! சிறப்புங்க. செரி. அதான் போடுவாங்க. <chuckles>
இதைத் தவிர்த்து ம்.
சிறப்புங்க, சிறப்புங்க.
ஆ, அதுக்கு அப்புறம் ம், சொல்லுங்க.
இது மாதிரி. ஆ, பெரிய பெரிய விஷேசங்கள். அதாவது திருமணம் அந்த மாதிரி பெரிய முக்கியமான விஷேசங்கள்ல தான் நெறைய சாப்பாடு வீணாகுறத நாம பார்க்கலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது நீங்க வந்துட்டு திருமணத்துல வீணாகி அ இப்பெல்லாம் அதுக்கு ஹெல்ப் லைன் நம்பர்லாம் கூட இருக்காமாமா! அந்தமாரி சாப்பாடு வீணாச்சு அப்புட்னா, அவுங்களுக்கு நாம கூப்டோன்னா, அவுங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்கலாம்! அந்த மாதிரிலாம் கூட வந்துருச்சு அப்பிடின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்தமாரி நீங்க எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆமாங்க. ஓ! அப்பிடியாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போ நீங்கச் சொல்லி தாங்க எனக்குத் தெரியுது. அந்தமாரி நான் அங்க பயன்படுத்துனது இல்ல. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில அப்பிடி ஆச்சுன்னா, கண்டிப்பா நானும் வந்து முயற்சி செய்வேன். அப்பிடி என்னோட திருமணத்திலேயே பார்த்தீங்கன்னா, திருமணத்துல நடக்கல. என்னோட அந்தக் கறி விருந்துன்னு சொல்லுவோம். பாத்தீங்களாங்க.
ஆமா.
திருமணத்துல. அப்போ வந்து அ அந்த இது வந்து நடந்துச்சு. என்னோட கணவர் வீட்ல வந்து நான் அதிகமா செஞ்சுட்டாங்க. ஆனா வந்தவுங்க கம்மியா தான் வந்துருக்காங்க. அப்போ நறைய சாப்பாடு வந்து வீணா போச்சு. அப்ப என்ன பண்றது அப்பிடின்னு தெரியாம, அவுங்க, அவுங்க வ் ஊரு வந்து கொஞ்சம் கிராமத்துலயும் இல்லாம அந்த பைபாஸ் ல இருக்கும் பாருங்க. அந்தமாரி ஒரு ஊர்ல இருந்தாங்க. அது கொஞ்சம் தள்ளிப் போனா கிராமப்புறங்கள்லாம் ஒட்டுமொத்த ஒரு அதாவது ரோட்டுல வசிக்கிற மாதிரி இருப்பாங்க பாருங்களேன். அந்தக் குடிசைய போட்டு குட்டி, குட்டியா அந்த ஹாஸ்பெட்டாஸ் ஷீட் போட்டு, அந்தமாரி தான் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஆளுங்க தான். அவுங்கள்ட்ட போய் வந்து சாப்பாட வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து குடுத்துட்டாங்க. அது வீணா போய் நாம கொட்ட கூடாது அப்பிடின்றதக்காக போய் குடுத்துட்டாங்க. இத அப்பறமேட்டு வீட்டுலயே இப்ப வீட்லே அன்றாட வீட்டுலயே வந்து இங்க சாப்பாட்லாம். மிச்சம் ஆச்சுனா, அது வீணா அடிக்காம போய் நாய்க்கு போய் வச்சிருவோங்க. தெரு நாய்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா? ம், அதுங்க சாப்பிட்டு போட்டோம் அப்பிடின்றமாரி வச்சிருவோம். ஆனா நான் இங்க இருக்குறனால இந்த ஊர்ல வந்து நாய் வந்து அந்த அளவு இல்ல. ஏன்னா வந்து இந்த சென்னை மாநகரத்துலாம் அது வந்து இது பெரிய பிரச்சனையா போயிட்டுருக்கு இல்ல. நம்ம சாப்பாடே வைக்கக் கூடாது. நான் பழக்கப்படுதுன்னா, அதுங்க வந்த இங்கே வாழும், வ குழந்தைங்க எல்லாம் கடிக்குதுன்னு அந்தப் பிரச்சனயினால, இப்ப இந்த ஊர்லயும் வந்து அந்த நாய் வந்து அந்த அளவு இல்ல. சாப்பாடு வைக்கவும் இல்ல. அதுக்கு பதிலா போய் நான் வந்து இப்ப இது மாட்டுக்கு வந்து தண்ணீய ஊத்திருவேங்க.
சரி. ஆமா. ம். சிறப்புங்க. ஆமா. சிறப்புங்க, சிறப்புங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய நீங்க வந்துட்டு இந்த மாதிரி செய்றதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா, அந்தச் சாப்பாடு வந்துட்டு அந்தச் சமப்ப ப பந்தி ல வந்துட்டு மிஞ் மிஞ்சும், பாத்தீங்களா? அதெல்லாம் வந்துட்டு, அ நம்ம போயி சும்மா வெறும் இலைகளைத் தான் போட்டுருப்போம். அதைக் கூட அந்த மாடுகள் வந்து அவ்ளோ இதா சாப்பிடணும். நமக்கு ஒரு மாரி இருக்கும். "அதுக்கு சேர்த்தே நம்ம வந்து ஒரு சாப்பாடோட போட்டோனா, அது நல்லா சாப்பிடுமே!" அப்பிடின்னு நீங்கச் சொல்லும்போது எனக்கு அதான் தோணுச்சு. பரவால்லையே! இந்த மாரி போயி நீங்கச் சாப்பாடு அதுக்குனு தனியா வைக்கிறீங்க, அப்பிடீங்கும்போது நல்ல ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி வேற ஏதாவது வந்துட்டு, நீங்க வந்து உணவு வீணாகாம இருக்கிறதுக்கு, வீட்டுல இந்த மாரி அ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, பால் வந்து அதிகமா வாங்குவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, குடிக்கிறது என்னமோ, 1 ஆள் 2 பேர் தான் குடிப்பாங்க. அப்போ, அந்தப் பால் வீணாகும். அடுத்த நாள் வச்சு காய்ச்சுணோம்னா கெட்டுப் போயிரும். இந்த மாரி அது வ் விஷயங்கள அப்புறம் குறைச்சுக்க பாப்போம், அடுத்தடுத்து. சரி, இந்தப் பால இனிமே வந்து, 1/2 லிட்டர் வாங்குற இடத்துல 1/4 லிட்டர் வாங்குவோம். அப்பிடிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏதாவது உணவ கொறச்சு வாங்கி வாங்கி பயன்படுத்தி இருக்கீங்களா? இது அதிகமா வாங்கி, அதிகமா செஞ்சு வீணாகுதே! அப்பிடீன்னு.
ஆமாங்க. கஷ்டமாருக்கும். ம். ஆமாங்க. அந்த மாரி நிறையவே நடந்திருக்கு. காய்கறிகள் வந்து அந்த மாரி வந்து எனக்கு நடக்கும். ஏன்னா வந்து, எங்க வீட்டுக்காரர் வந்து ப "ஃபிரிட்ஜுல வந்து பயன்படுத்தி வந்து நீ சமைக்காத." அப்பிடின்ற மாரி வந்து சொல்வாரு. அப்போ நம்ம என்ன பண்றது? அது வந்து நம்ம கொஞ்சம் காலங்களுக்கு வந்து தான் வா ஒண்ணு, கொஞ்சம் நாட்களுக்கு மட்டும்தான் வாங்குற மாரி இருக்கும். ஒரு 3 நாளோ, 4 நாளோ, நான் அதிகமா ஒரு வாரத்துக்குனு நான் வாங்கி வச்சேன். அந்தக் காய்கறி வந்து வீணா போயி, க காஞ்சு போயி வேஸ்ட்டாதான் போகும். அப்போ என்ன பண்ணனா, அதுக்கு ஒ ஒரு 3 நாள், 4 நாள் மாரி நான் வாங்கி வச்சிட்டேன்னா, கரெக்ட்டா வந்து அதுக்கு ஏத்தாப்புல வந்து சமைச்சுக்கிட்டு, அந்த மாரி போயிட்டு இருக்கும். இதுதான் நடக்கும். இதே வந்து ஒரு சில நேரங்கள் வந்து உணவுகள் வந்து வீணாகுறப்ப, வீட்டுல உள்ள உணவுகள மறுசுழற்சி மாரி பண்ணலாம். அது என்னன்னு பண்ணுவேனா வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டுல பண்ண மாட்டோம். ஆனா, எங்க மாமியார் வீட்டுல அடிக்கடி பண்ணுவாங்க. அது என்னன்னா வந்து சப்பாத்தி எல்லாம் நை இரவுலதான் வந்து சுடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மிச்சம் ஆச்சுனா, அதை அப்படியே வச்சிட்டு, மறுநாள் காலையில வந்து திருப்பி வந்து தண்ணி தெளிச்சு, தோசை கல்ல சுட்டு எடுப்பாங்க. அது பழைய மாரி ஃப்ரெஷ்ஷான மாதிரியே வந்து, அதை காலைல வந்து சாப்பிடுவாங்க. <chuckles> அது ஆனா எனக்குப் பிடிக்குது.
சரி. ஓ. நானும் வந்துட்டு, நான் என்ன பண்ணுவேன்னா நீங்கச் சொல்லும்போது எனக்கு நெனைவு வருது. சப்பாத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் குட்டி குட்டியா வெட்டி கட் பண்ணி, அத வந்து கொத்து சப்பாத்தி மாதிரி போட்டுருவாங்க. காலைல இந்த மாரி வீணாச்சுன்னா.
ம். ஆமாங்க. அது சுவையா இருக்கும், வேற. நானும் பண்ணுவேன் அந்த மாரி. ம். நான் ஃப்ரெஷ்ஷா ம
ஆமா. அந்த மாரி சாப்பிடுறது. ஆனா, நீங்கச் சொல்றது வெறும் கல்ல சப்பாத்திய போட்டு எடுத்துச் சாப்பிடுறதெல்லாம் கஷ்டம்தான் கொஞ்சம்.
<chuckles> <laughs> அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, நான் சாப்பிட மாட்டேன். நான் பட்டினியா கூட இருந்துக்குறேன். இந்த மாரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிருவேன். அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறமேட்டு இட்லிலாம் மிஞ்சிப்போச்சுனா, அது வந்து இட்லி உப்புமா மாரி பண்ணி தருவாங்க. அதுவும் நல்லாதான் இருந்துச்சு. காலையில இதாச்சுன்னா, நைட் வந்து அந்த இட்லி உப்புமா வந்துட்டு சு சுட சுட கடுகு, உளுந்தம் பருப்பு பருப்பு. அப்புறமேட்டு அத உதிர்த்து போட்டுச் சாப்பிடவே சுவையா இருந்துச்சு அது. வி வித்தியாசமா வந்துச்சு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாத்தீங்கன்னா, இந்த இப்ப சாதமே வந்து, மதியம் வச்ச சாதம் நைட் வந்து மிச்சம் ஆச்சுனா, நானே ஒரு சில நேரத்துல அத வந்து, "இன்னைக்கு நைட் நம்களே சாப்பிடுவோம்." சொல்லிட்டு, குழம்பு ஊத்தி எல்லாம் சாப்பிட மாட்டேங்க. சுட சுட சாப்பிட்டாவது, ஏதாவது நம்ம சாப்பிடலாம். அந்தப் பூண்டு சாதம். இல்லாட்டி தாளிச்ச சாதம். இந்த மாரி நானே அதுக்காக மெனக்கெட்டு உக்காந்து சூடா சாப்பிட்டுரு சாப்டு முடிச்சிடுவேன். வீணாக்கக் கூடாது அப்பிடின்றதுக்காக. இதைத் தவிர்த்து பாத்தீங்கன்னா, அந்த இடியாப்பல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. மிச்சம் அதையும் ஆனா, நம்ம வீட்டுலனா மிச்சம் ஆகாது. ஒரு சில நேரத்துல மிச்சம் ஆச்சுனா, வந்து அத உதிர்த்து போட்டு லெமன் ரைஸ்னு நம்ம சொல்லுவோம், பாத்தீங்களா? அதே மாரி இதுல லெமன் இடியாப்பமா, அந்த மாரி வந்து தாளிச்சு ஆ சேவை சேவை. அந்த மாரி தாளிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு விதமான மறுசுழற்சியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து ரொம்பவே நம்மளுக்கும் சாப்பிட அது குழந்தைகளுக்கும் வந்து பழசு சாப்பிடக் கூடாதுதான். ஆனா வந்து, நம்ம என்னா பண்றது? வீணாகக் கூடாதுன்னு சொல்லிட்டு சில சில விஷயங்கள் வந்து குடுக்கத்தான் செய்யுறோம். அது ஒரு இதாதாருக்கு. ம்.
<chuckles> கடைசில பா ஆ. சேவை. ம். கண்டிப்பாங்க. நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணோம்னா, இங்க விழாக்கள் வந்துட்டு அ அளவு வந்து குறைச்சு செய்யச் சொல்லிட்டோங்க. இந்த மாரி செய்யும்போதுதான் வந்து அளவு வந்து கூடும். அப்போ, ஒரு விழாவுல வந்து இப்படியாச்சு. அதிகமா அளவாய் வீணாக்குறமே உணவு அப்படின்னம்போது, அடுத்த ஒரு ஃபங்ஷன் வரும்போதுலாம் என்ன பண்ணிட்டோம்னா, ஆர்டர் குடுத்து செஞ்சு வாங்கிட்டோம். அவங்க குடுக்கிறது வந்து சரியா போகும். அ அந்த அளவுக்கு மிச்சம் ஆகாது. என்ன, கொஞ்சம் விலை கூட வந்தாலுமே, நம்ம செஞ்சு வாங்கணும் அப்பிடீன்னா, அவங்க கரெக்ட்டா இத்தனை பேருன்னா, இத்தனை பேத்துக்கான உணவு மட்டும்தான் வரும். எக்ஸ்ட்ரா வராது. அந்த மாரி வாங்குறது ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். ம். தவிர்க்கிறதுக்கு.
ம். ஓ. பரவால்ல. ம்ஹ்ம். ஓ பரவால்லையே! ஆமா. ரொம்ப சரியாவே சொன்னீங்க. ம். <smacks lips> இந்த மாதிரி நானும் வந்து முயற்சி பண்றேங்க.
கண்டிப்பா. ம்ஹ்ம். ரொம்ப அழகா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. முயற்சி பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா உணவு வீணாறத எப்படிலாம் நீங்க வந்து எளிய வழிகள் வந்துட்டு, நீங்க வீட்டுல பண்ணுவீங்க. ஒரு மாட்டுக்கு வைக்கிறதா இருக்கட்டும், விலங்குகளுக்கு வைக்கிறதா இருக்கட்டும், பறவைகளுக்கு வைக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து இது வீணாச்சு அப்படின்னா, வந்துட்டு இந்த மாதிரி வேற ஏதாவது ரீமேக் பண்ணி சாப்பிடுவேன் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப அழகா வந்து பகிர்ந்துகிட்டீங்க. உங்ககிட்ட பேசினதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிங்க. மீண்டும் பேசலாம்.
நீங்களும் ரொம்ப அழகா வந்து என்ட கேள்விகள் கேட்டீங்க. நீங்கக் கேட்டனால்தான் என்னோட கதைகளும் சொல்ல உங்கள்ட்ட முடிஞ்சது. உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றி.